நிச்சயமாங்க. இப்போ அந்த பாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, எனக்கு ஞாபகம் வந்தாலே வந்து 2 விஷயம் ஞாபகம் வரும். 1 விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கல்லூரி படிக்கும்போது அ என்னோட கல்லூரி வந்து சுற்றியும் வந்து காடுகளா இருக்கும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்தில வந்து அங்க மலை மேல உள்ள ஒரு கல்லூரி.
ஓ! சரிங்க. ஆ. மலை மேலே இருந்துச்சா கல்லூரி? பரவால்லையே ம்.
அப்ப அங்க நெட்வொர்க் ஆமாங்க. அப்ப நெட்வொர்க் கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து கஷ்டம் தாங்க. அந்த நெட்வொர்க்குமே வந்து இங்க விடுதி கிட்டயோ இல்லை கல்லூரிக்குள்ள போனா மட்டும் தான் அந்த நெட்வொர்க் கிடைக்கும். மத்த இடங்கள்ல கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது. பக்கத்தில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிராமங்களும் இருக்கும்.
சரிங்க. ம். ஓ! சரிங்க.
அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நானும் என்னோட தோழிகளும் வந்து ஒரு சாயந்திரம் வேளையில் வந்து என்ன பண்ணினோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணோம்.
ஓ!
அதுவும் வந்து ஒரு காட்டு பகுதிய வந்து தாண்டி தான் போணும். அ அதுவும் என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு எங்களுக்கு பெர்மிஷன் குடுத்தாங்க கல்லூரில. சாயந்திரம் வேளையில நீங்க வந்து வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா கிளம்பலான்னு பார்த்தோம்னா உட்காந்து நல்லா கதை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் என் தோழியும், நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு, தேநீர்லாம் சாப்பிட்டு நல்லா கதை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா 5:30 மணி ஆயிடுச்சுங்க.
ஆ. ஓ. <chuckles> ம். ம்.
அப்ப என்ன ஆச்சு ஆமா அப்ப சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பு, அப்புறம் இல்லைன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம். அப்ப என்ன சொன்னா, நானும் என்னுடைய தோழியும் வந்து என்ன முடிவு பண்ணோம்னா, அந்த ஷார்ட்கட் பாதை வந்து ஒரு தடவை சொன்னாருல்ல, "நமக்கு அந்த ஆசிரியர், இப்படி போனா வந்து நாம் ஒரு டவுன் குள்ளேயோ இல்லை கிராமத்துக்குள்ளேயோ வந்து போக வந்து வாய்ப்பு இருக்கும். நாம் அப்படி போய்டலாம்," அப்படின்னு சொன்னாரு.
ஓ! ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அ. ம். ம்.

கண்டிப்பாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்டீன்னா, அ நானும் என்னோட தோழியும் வந்து அடுத்த நாளைக்கு என்ன பண்ணோம், விறுவிறுன்னு எழுந்து கெளம்புறோம். நம்மெல்லாம் போகணும், ஆளாளுக்கு ஒவ்வொரு வ ஊரு வந்து நியமனம் பண்ணீட்டாங்க. அந்த ஊர் தலைவர் எங்களுக்கு வந்து சொல்லிட்டாரு. என்னன்ன வழி அப்படீன்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணோம் அப்படீன்னா, நாங்க வந்து தனித்தனியா போய்ட்டோம். அதுதான் வந்து இருக்கறதுலே மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயமா இருந்தது. அ ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியா போய்ட்டோம்.
ம். ம். சிறப்பான விஷயம். ம். <chuckles> க உண்மையாவே சேர்ந்திருந்தா கூட வந்திருக்கலாம். தனித்தனிங்கம்போது நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அடையாளம் கண்டுபிடிச்சு வரதுன்னு. ம்.
கண்டிப்பா. ரொம்ப பயந்தும் பயந்துட்டோம். நான் என்ன பண்ணேன் அப்படீன்னா, ஒரு அதே மாரி தான், அ ஒருத்தர் கிட்ட வந்து "இந்த ஊருக்கு போகணும்"அப்படீன்னு சொல்லி வழி கேட்டேன். அவரு சொன்னாரு, அ நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது அந்த மாரி ஒரு தெளிவான வழி யாருமே சொல்ல முடியாது. கூகிள் மேப் கூட வந்து சொல்ல முடியாதுங்க. நிச்சயமா அந்த வயசானவர் எப்படி சொன்னார்ன்னா, அங்க 1 மைல் கல்லு வருங்க, அத பாருங்க. ஆ, அ அங்க வந்து போயிட்டீங்கன்னா, அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் போகும் போது, 1 பெரிய தேங்கா தோப்பு வரும். அது இன்னொரு மா சொன்னாரு. அந்த தேங்கா தோப்புலருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயி நீங்க வலது பக்கமா போனீங்க அப்படீன்னா, அங்க 1 பெரிய கொளம் இருக்கும். அந்த குளத்துலருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்து, 1 கடை மாரி தெரியும். அந்த கடையிலருந்து நீங்க எந்த வீட்டுக்கு போகணும், எந்த ஊருக்கு போகணும்ன்னு, நீங்க அந்த ரொம்ப கிட்ட தான். அங்கருந்து போனீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும்ன்னு சொன்னாரு. அதாவது நானும் வந்து என்ன பண்ணேன் அப்டீன்னா, டோரா புஜ்ஜி மாதிரி 1 பேக் பேக்க மாட்டிட்டு, "1 மைல் கல், 1 தேங்கா தோப்பு, குளம், கடை" அப்படீன்னு சொல்லிட்டே நடந்து போனேங்க நானு, நிச்சயமா. அ ஏன்னா வந்து, அப்போ மேப் கண்டிப்பா வந்து கூகுள் மேப்ல போட்டா, அது 1 எடம் காட்டுது. ஆனா, அந்த எடம் வந்து எப்படி இருக்கு அப்படீன்னா, 1 காட்டு பகுதியா இருக்கு. இல்லையா? ஆமாங்க. நிச்சயமா. அப்போ அந்த கிராமங்களும் அதுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கும்போது, நம்ம அந்த மேப் வந்து ஒழுங்கா இல்ல. அப்ப ஆனா நெட்வொர்க்ல்லாம் இருந்தது.
ம். <chuckles> அ. எதுமாதிரி சொன்னாருங்க? ம். ம். ம் ம். ஓ! <laughs> ஆமா. <chuckles> <chuckles> அம். ம். ம். ஓ! அது வேற விஷயம். அ. ஆ.